இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகள்லாம் இருக்காங்க, பாருங்களேன்! அவுங்களுக்கெல்லாம் வந்து வீட்ல வந்து, இந்த சாயந்தரம் டைம் ஆகிடுச்சுனா, இந்த தூங்க போற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல சீரியல் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு, நான் சிறு வயதுல இருக்கும்போதே, இந்த பழக்கம் வந்து தொன்று தொட்டு, இந்த தொலைக்காட்சி வீடுகள்ல அதிகமா வர ஆரம்பிச்ச காலகட்டங்கள்லருந்தே, இந்த சீரியல் வந்து ரொம்ப, வீட்டோட வீட்ல ஒரு அங்கமா ஆயிருச்சுன்னுகூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து, எல்லாரும் பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பிடி இருக்கும்போது, இந்த சீரியல் கதைகள்ல பெண்கள வந்து எப்படி வந்து பிரதிபலிக்குதுன்னு, உங்க பார்வை என்ன? அத கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
ஆமாங்க. ம்ஹ்ம். கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அருமையா, அருமையா கேட்டீங்க. எந்த மாதிரினா, நீங்க சொன்ன மாதிரியே தான். இது ஒரு பெண்கள இயக்கிற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, அப்பிடீங்கிறதுனால, பெண்கள மையப்படுத்தியே தான், எல்லா கதைகளுமே வருதுங்க. அ அநேகமான கதைகள் அந்தமாரி தான் வருதுன்னு வச்சுக்கலாமே! அப்பிடி எடுக்கும்போது, அதுவும் மிக முக்கியமா, தமிழ் சீரியல்கள் அப்பிடீன்னு நம்ம எடுக்கும்பொழுது, பெண்கள மட்டுமே மையப்படுத்தி, ஒண்ணு அவுங்க வேலைக்கு போறவங்களாவும், ரொம்ப கஷ்டப்படுறவங்களாவும், அந்த மாதிரி இருப்பாங்க அல்லது அவுங்க தான் அந்த குடும்பத்தையே நிர்வகிக்கிற மாதிரியும், ஒரு கட்டமைப்பு அவுங்க தான் கொண்ட்டு வர மாதிரியுமே! இப்பிடிதான் ஒரு சூழலையே எடுத்து காட்டுறாங்கங்க.
கண்டிப்பாங்க. ம். ஆமாங்க. ம். ஆ, அருமையா சொன்னீங்க. இப்போ, அந்த மாதிரி வந்து சீரியல்‌கள்ல அ, பெண்கள வந்து, பிரதிபலிக்கிறது அதாவது அதாவது கஷ்டப்படுற சூழ்நிலைல இருந்து எப்படி முன்னேறி வந்து, ஒரு பெரிய எடத்துக்கு வராங்க அப்படீங்கிற மாதிரியும், காட்டுறாங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பெண்களா இருப்பாங்க. வீட்ல வந்து கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய குடும்பத்துல வந்து, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா, கல்யாணம் பண்ணிப் போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சில நிறைய வந்து சுத்தி அவங்கள இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அவங்கள வந்து தொந்தரவு பண்ற மாரியான விஷயங்களும், அந்த மாரி வந்து நிறைய நிறைய நடக்குது. அதே மாரி, முக்கியமா சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, மாமியார், மருமகள் சண்டங்க. இது இல்லாத சீரியலே கிடையாது.
அ. சொல்லுங்க. ஆமாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஆமாங்க. நிச்சயமா நிச்சயமா. அதாவது, வைரமுத்து சொல்லிருப்பாரு எழுத், "75 வருட சினிமா அனுபவங்கள, காதல்ன்ற ஒரு வார்த்தைய வச்சே நான் பயணம் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு. அவரு எழுதுறதுக்காக சொல்லிருந்துருப்பாரு. அதுவே இங்க தமிழ் சீரியல்கள், மாமியார், மருமகள் அப்படீன்ற ஒரு கான்செப்ட் மட்டுமே வச்சு, இத்தன வருடங்க த், அ, ஓட்டிட்டாங்க அவங்க.
ஆமாங்க ஆமாங்க.
இதுல எந்த மாதிரி சொல்றேன்னாங்க, காட்றது இப்ப சமுதாயத்துல இருக்கிறத அத்தனையும் சீரியல்ல காட்ட முடியாது, அப்படிங்கிறது உண்மைதானாலும் கூட, எதார்த்தத்த கொஞ்சமாவது அவங்க காட்டலாம் அப்படிங்கிறதுதாங்க. எதனாலன்னா, ஆண்களாகிய நாமளே ஒத்துக்க கொள்ள ஒத்துக்கிற விஷயம் என்னென்னா, முன்னிருந்த அளவுக்கு இப்ப மாமியார், மருமக கொடுமைல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க.
ம். ம்.
சின்ன, சின்ன பூசல்கள் இருக்கட்டும். சண்டைகள் அந்தமாரி விஷயங்கள் இருக்கிறது இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குன்னாலும் கூட, சீரியல்‌ல காட்ற அளவுக்கு ஒரு வன்மம், ஒரு வஞ்சம். எங்க மாமியார்னாலே இப்பிடித்தான். இல்ல இவங்கள நான் இப்பிடித்தான் பண்ணுவேன், அப்பிடின்ற அளவுக்குல்லாம் இப்ப யாரும் இருக்கறதுல்லேங்க.
சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
அத, அதிலருந்து கொஞ்சம் தள்ளி வந்தும் கூட, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால உதாரணத்துக்கே சொல்றேனே! ஒரு குடும்பத்தில மருமகளா உள்ள வர்றவங்க ஏன்னா, முன்னல்லாம் வந்துட்டு, அவுங்களுடைய சொந்தக்காரங்கள்லயே வந்துட்டு பொண் எடுத்து அப்பிடி தான் கொண்டுட்டு வந்திருந்திருப்பாங்க. அதுவும் இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில தான் பெண் எடுத்தல், பெண் கொடுத்தல் எல்லாமே வெளில இருந்து தான் நடக்குது. காதல் திருமணங்களும் கலப்படமா எல்லாமே நடக்க தாங்க செய்யுது. அப்பிடியாக உள்ள வர ஒரு பெண் அந்த குடும்பத்துக்குள்ள அட்ஜஸ்ட் ஆகணும் அப்பிடிங்கறதுக்காக, தன்னோட அம்மாவா பார்க்கப்போறது கிடையாது கண்டிப்பா மாமியார. ஆனாலும் ஒரு வயதான ஒரு பெண்மணி வீட்ல இருக்காங்க, அப்பிடின்றதக்காகன்ட்டு இவுங்களோட பொறுப்புகள உணர்ந்து தான் நடந்துகிறாங்க. ஆனா, இந்த சீரியல்கள்னு 1 உள்ள வரும்போது அத பார்க்குற பெண்கள் அங்க அங்க நடக்கிற கட்டமைப்புகள் இருக்கு இல்லேங்களா! அந்த சீரியல்‌ல தன்னையும் ஒருத்தரா அங்க பார்த்து, "நம்ம வீடுகள்ல நடக்கிறதும், அங்கு நடக்கறதும் ஒரே மாரி நடக்குதுல. அப்ப நமக்கும் இப்பிடி தான் நடக்குதாட்டுருக்கு". அப்பிடின்றமாரி இவங்களே அத புரிஞ்சிக்கிட்டு
ம். ஆமாங்க. ஆமாங்க. ம். ஆமாங்க. கற்பனை பண்ணிக்கிறது.
நிச்சயமாங்க. இவுங்களோட கற்பனையினால, இங்க இருக்குற ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலையும் கூட சங்கடமான சூழ்நிலைக்கு தான் உருவாகுதுங்க.
ம். கண்டிப்பா. கண்டிப்பாங்க. இப்போ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த மாதிரி நடக்கும்போது, அ இது வந்து ஒரு தீமைய விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, வந்து தேவை தேவையில்லாத விஷயங்கள பார்த்து, அ இந்த மாரில்லாம், ஒரு சந்தேகம் சந்தேகப்படக்கூடிய விதத்துல இந்தமாரிலாம் பண்ணுவாங்களா? ஏன்னா, நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சிறு, சிறு நுணுக்கமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அ பொ பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, பையன் கூட அதிகமா வந்து, அந்த மருமகள வந்து ஒட்ட விடாம பண்றதுக்கு என்னென்ன வந்து பண்ணலாம், அப்பிடீங்கிறமாரி விஷயங்கள்லாம் நெறைய காட்டுவாங்க. சீரியல் நானும் பார்த்திருக்கேன்.
சொல்லுங்க. ம்ஹ்ம். உண்மை. உண்மைங்க. ம்ஹ்ம். ஆஹா! ஆ, கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அ, அ, ப்
அந்தமாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மருமகளுக்கு வந்து, பொதுவாவே மாமியார்கள்னா இப்பிடி தான், அப்பிடீங்கிற ஒரு கண்ணோட்டத்த ஏற்படுத்துறமாரி தானே அந்தமாரி காட்சிகள்லாம் அமையுது.
உண்மதாங்க. அதாவது எந்த மாதிரின்னா, எதார்த்த வாழ்க்கையில என்ன இருக்கோ, அதுல கொஞ்சம் கலந்து காட்னாலும், அந்த சீரியலு வந்து ஓடாது இல்லீங்களா. அதாவது எப்பிடின்னா நம்மளோட தொன்றுதொட்டு, நம்ம பார்த்து வந்தது எல்லாமே மாமியார், மருமகள் சண்டை தான். யாராவது ஒரு இடத்தில நல்ல இருக்காங்க அப்பிடின்றமாரி காட்டினாங்கன்னா, அத பார்க்க தோணுமே தவிர, தொடர்ந்து பார்ப்பாங்களா? அப்பிடிங்கிறது தெரியாதுங்க. கண்டிப்பா. அதனால அந்த சீரியல், அவுங்களுடைய வியூக்கு அதிகப்படுத்தணும்கிறதுக்காகவும், டிஆர்பி ரேட்டிங்‌க்காகவும் ஏன்னா, பிரைம் டைம்னு சொல்றாங்கங்க. அந்த டைம்ல, அந்த சீரியல் எவ்வளோ நேரம் ஓடுது, எத்தன பேர் பார்க்கிறாங்க, அப்பிடிங்கிறது தான், அவுங்களுடைய வியாபாரமாவே இருக்கு. அப்பிடி இருக்கணும்ங்கிறதுக்காக, அதிலேயும் கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் கொண்டு வரணும் இல்லேங்களா. இருக்குற நாலு உறவுகளுக்குள்ள என்ன சுவாரஸ்யம் கொண்டு வந்துற முடியும்? இந்தமாரி, ஏதாவது ஒரு திருப்புமுனை காட்சி வைச்சா தான் உண்டு.
ஆ, போர் அடிச்சிரும். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆ. அருமையா சொன்னீங்க. அதாவது அ காட்சிக்கு காட்சிக்கு பரபரப்பு. அது வந்து ஒரு அது வந்து ஒரு சாந்தமா சொன்னா மக்கள் வந்து அத வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு அதிரடியா ஒரு அதிரடியா ஒரு சண்டையோட, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தெரியாம பண்ற வேலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த அந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, மக்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு அந்த ஒரு பரபரப்போடயே கொண்டு போயிட்டு இது பண்ணிர்றாங்க. அது என் ஆனா அது பண்றது வந்து அ என்ன சொல்றது ஓரளவு காமிச்சா பரவால்ல. ரொம்ப மிகைப்படுத்திக் காட்டும்போது, அது வந்து சமுதாயத்துல வந்து ஒரு பெரிய ஒரு அ பாதிப்பை ஏற்படுத்துதுல்ல.
நிச்சயமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆ, ஆமாங்க, ஆமாங்க. ம். உண்மதாங்க. நிச்சயமாங்க. எந்த மாதிரின்னா, நீங்க இப்ப நம்ம மாமியார் மருமகள் அப்பிடீங்கறத கொஞ்சம் தாண்டி, கணவன், மனைவின்னுவே வந்தாலுமே கூட, கவனிப்பு இருக்கிறதுங்கிறது வேற, கண்காணிக்கிறதுங்கிறது வேற, இல்லைங்களா! இந்த இதில இப்போ கணவன் மனைவி இருக்காங்க, அவன் வர்றதுக்கு 1 நாள் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், அலுவலக வேலையா இருக்கலாம், அந்தமாரி இதெல்லாம் இருக்கும். ஆனா, அன்னக்கின்னு சொல்ட்டு சீரியல்‌ல ஏதாவது ஒரு நீங்க சொன்னமாரிதான் ஒரு ட்விஸ்ட் அப்பிடீன்னு கொண்டுட்டு வரேன்னு ஒரு திருப்புமுனை காட்சி ஒண்ணு வச்சு, அத வேற வேற, ம் வேற, வேற விதங்கள்ல ஒளி வகைகள், அந்த மாதிரி டர்னிங் ஆங்கிள் எல்லாமே காட்டி, இதனால தான் காரணம். இவ இதுக்கு பின்னணி இந்த பெண்மணியா? அப்பிடீன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி போட்டு வச்சிட்டா, அந்த கேள்விக்குறி நம்ம உறவுகளுக்குள்ளதாங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து உக்காந்துருது.
ம். சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா
இது சொல்லுங்க.
இப்போ நீங்க சொன்னோனே எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன். இந்த மெட்டி ஒலின்னு ஒரு சீரியல் இருக்கு பாருங்களேன்! அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 90s கிட்ஸ்ல்லாம் மறக்க முடியாத ஒரு சீரியல்ங்க.
ம்ஹ்ம். ஆமாங்க. ஆமாங்க. நிச்சயமாங்க. அம்மி, அம்மி, அம்மி மிதிச்சி 7:30 மணிக்கு போடுவாங்கங்க.
<laughs> அந்த ப ஆமாங்க. அந்த பாடல்க பாடலுக்காகவே, அந்த சீரியல் ஹிட்ன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா, அப்ப வந்து அந்த பாடல் அவ்ளோ பிரபலம்ங்க.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. நிச்சயமா.
அது வந்து, அந்த சீரியல்‌ல ஒரு, ஒரு அந்த நபர் ஒருத்தரு இருப்பாரு. அவரோட 4 பெண்களோ! 5 பெண்களோ இருப்பாங்கனு நினைக்கிறேன்.
4 சகோதரிகளுங்க. திருமுருகனுங்க அவரு பேரு. அவரு தான் அந்த சீரியலோட இயக்குனரும் அவரு தாங்க.
ஆ. ஆமா, ஆமா. அது டைரக்ட்ரு ஆமாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு, ஒரு தாய் இல்லாத அ அந்த தகப்பன் வந்து ஆ அந்த 4 பெண்கள வந்து வளர்த்த விதமா இருக்கட்டும். கட்டிக்குடுக்கறதா இருக்கட்டும். அங்க நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஒவ்வொரு பெண்களும் படக்கூடிய சிரமங்களும். அ. அந்த விஷயங்கள் எல்லாம் அவ்ளோ எதார்த்தமா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்ப நான் சொல்லக்கூடியது அந்த, அந்த காலகட்டத்தில வந்த நாடகங்கள்லாம் பெரிய அளவுல வன்மங்கள் வந்து, பெரிய அளவுல இருக்காது. அந்த சின்ன, சின்ன மன வருத்தங்கள் கொஞ்சம் கோபிச்சிட்டு போறது. அந்த, அந்த சொல்வாங்கல்ல, ம மருமகன மதிக்காதது. அ அந்தமாரி விஷயங்கள் அதேமாரி அதில ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கதான் செஞ்சிச்சு. ஆனா, பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான இன் இப்ப இருக்கக்கூடிய வந்து, எப்பிடி பிளான் பண்றது ஆ அதெல்லாம் இல்லங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிறதுக்கே ஒரு அவ்ளோ நான்லாம் அதாவது, அப்பல்லாம் நான் சின்ன பசங்க, எல்லாருமே பார்ப்பாங்க நாடகம்.
ம்ஹ்ம். நிச்சயமாங்க. உண்ம. உண்மைங்க. உண்மங்க. ஆமாங்க, ஆமாங்க. நிச்சயமா. ஆ. வன்மம் இதெல்லாம் இருக்காது கண்டிப்பாங்க. கண்டிப்பா. நிச்சயமா. நீங்க அருமையா கொண்ட்டு வந்தீங்க. எதனாலன்னா, ஊர் சுத்துறது, விளையாட்றது இதெல்லாம் முடிச்சுட்டு 7:30 மணி அந்த சுமார் தான் நம்ம வீட்டுகளுக்குள்ள வந்து அடைக்கலம் ஆவோம். அந்த நேரத்தில தான் அந்த சீரியல் வரும்போது அந்த ஒளிபரப்பாகுற எல்லா காட்சியும் எல்லாருமே உட்கார்ந்து பார்க்கறமாரி இருந்தது. இன்னும் சொல்லப்போனா, அதில காட்ன சின்ன, சின்ன சண்டைகள் சித்தரவுகள் அப்பிடிங்கிறது எதார்த்தமான வாழ்க்கையில நாம சே நாம சந்திக்கிற சில தருணங்களா தான் இருக்கும். கண்டிப்பாங்க. அதே மாதிரி அதே சீரியல்‌லேயே பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி அப்பிடிங்கற ஒரு கோணத்தையும் அழகா காட்டியிருந்திருப்பாங்க. எதார்த்தமா ஒரு அண்ணன் இப்ப நீங்க சொன்ன அந்த திருமுருகன் அவரோட தகப்பனார்க்கு இன்னொரு தம்பி இருப்பாருங்க. அவுங்க எல்லாந்தான இசைக்கலைஞர்கள். மேடையில வந்துட்டு வாசிக்கிறமாரின்னு காட்டியிருந்திருப்பாங்க. அவுங்களுக்குள்ளவே அண்ணன், தம்பி விட்டு குடுத்து போறது எப்பிடி? எந்தமாரி நடந்துக்கணும்? எந்தமாரி சூழ்நிலை எப்பிடி கடந்து வந்தாங்க? எல்லாமே காட்டியிருந்திருப்பாங்க. அதே நேரத்தில அண்ணன் பட்ற கஷ்டத்த பார்த்து தங்கைகள் எல்லாம் தன்னுடைய, தன்னுடைய முன்னுரிமை அப்பிடிங்கிறத அல்லது தன்னோட பிரையாரிட்டினு சொல்வாங்க இல்லேங்களா! எதுக்கு எத முக்க முக்கியத்துவம் குடுக்கனும் அப்பிடிங்கிறது எல்லாத்தையுமே எப்பிடி வகைப்படுத்திக்கிட்டாங்கன்னு எல்லாத்தையுமே நல்லபடிகளா காட்டியிருந்திருப்பாங்க. சிலருக்கு வந்துட்டு கனவு, லட்சியம்ன்னு எவ்வளவோ இருந்தாலும் கூட, எட்டி பிடிக்க ஆசைதான்னாலும் கூட குடும்ப சூழ்நிலை எப்பிடி இருக்கு? அப்பிடிங்கிறதையும் கருத்தில வச்சுக்கணும். அப்பிடிங்கிறத வந்துட்டு ரொம்ப எதார்த்தமா அழகா அதில சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா, இன்னக்கி சீரியல்கள்ல நம்ம பார்த்தோன்னா, "50 பவுன் தானே! உன்னோட உன்னோடய சொத்த வித்துட்டு எனக்கு கட்டி குடுத்துருங்க" அப்பிடிங்கிறத ரொம்ப உரிமையா கேட்கிற மாதிரி தான காட்றாங்க. அது எதார்த்த வாழ்க்கையில எவ்ளோ ஒரு சங்கடமான நிகழ்ச்சியா இருக்குங்க.
ஆமாங்க. ஆமாங்க. எல்லாரும் பண்ணக்கூடியதுதான். ஆமா, ஆமா. ஆமாங்க, ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பா ஆமாங்க. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. இதெல்லாம் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா, சமூ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்த வரதட்சணை கொடுமையால ஏகப்பட்ட உயிரிழப்புகள்லாம் இந்தமாரி காட்சி இந்த மாரி ஒரு சமூக சீர்கேடான விஷயங்கள் நடக்கும்போது மக்கள் வந்து அதோட வந்து அதெல்லாம் வந்து அ ஒரு சர்வ சாதாரண நிகழ்வுங்கிறமாரி அவுங்க தன்னோட, தன்னோட கற்பனையில நினைச்சுட்டு இந்தமாரி விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது நடக்குது. அதுவும் குறிப்பா சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா, அந் அப்ப இருந்த இதிலல்லாம், இந்த கணவன், மனைவி உறவ வந்து ஒரு நல்ல விதமா காமிச்சியிருப்பாங்க. அவுங்க படக்கூடிய விஷயம் கஷ்டங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு காட்றமாரி இருக்கும். ஆனா, இப்ப இருக்க சீரியல்லாம் என்ன, என்ன வச்சுக்கங்களேன்! இந்த 2 மனைவிகள் வைத்துக்கொள்வதெல்லாம் வந்து ஒரு வ அந்த, அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் மாரியும் அதாவது தன்னோட சூழ்நிலையினால ஆமாங்க. அந் அந்தமாரி கொண்டு வந்து அத வந்து அ அவரு செஞ்சது நல்லதுங்கிறமாரி அந்த சீரியல்லே வந்து ஆ அத கொண்டு போவாங்க பாருங்க! இது இந்த மாதிரியான ஒரு சமூக அக்கறன்டு எனக்கு சுத்தமா தெரியல. ஆமாங்க.
நிச்சயமாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ம்ஹ்ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அஹா! ஹ. ஆ, உண்மதாங்க. ரொம்ப சகஜமா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா! ஆ, ஆ. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. சீர்கேடு தான். இல்லேங்களா! இது நிச்சயமா இது ஒரு சீர்கேடு தான். எப்பிடி நான் பார்க்குறேன்னாங்க இத, எதெல்லாம் சமூகத்துக்கு உண்மையாவே தேவையே இல்லையோ! அதையெல்லாம் ரொம்ப இயல்பான வாழ்க்கை அப்பிடின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளயும் புகுத்திட்றாங்க. எப்பிடினாக்க, நீங்க நீங்க கொண்டு வந்த பார்வையிலே கொண்டு வரேன் பாருங்களேன்! மது அருந்துதல் அப்பிடிங்கிற அந்த டேக் லைன் போடுவாங்க.இல்லேங்களா! அதெல்லாம் அந்த 90 கள் சீரியல்லே கிடையாதுங்க. அப்பிடி ஒரு டாக் லைனே கிடையாதுங்க.
ஆமாங்க. ஆமாங்க. கடையவே கிடையாது. அதுமாரி, அந்தமாரி டேக்‌கும் கிடையாது. அந்தமாரி காட்சி அமைப்பே அது இருக்காதுங்க.
நிச்சயமாங்க. ஏன்னா எதார்த்த வாழ்க்கையில அப்பிடி ஒன்ன காட்டணுன்ற அவசியமே கிடையாது இல்லைங்களா! ஆனா இன்னக்கி ஒரு சீரியல் ஒரு நாள் ஒளிபரப்பு பண்ணக்கூடிய அந்த 20 நிமிட காட்சிகள்ல, நிச்சயமாக ஒரு முறையோ அல்லது 2 முறையாவது அந்த மாரி காட்சிகள் இடம் பெற்றுறுதுங்க. அதாவது சினிமா திரைத்துறை அப்பிடிங்கிறது கூட நாம பணம் கட்டி அவ்ளோ தூரம் போயி, அந்த 3:00 மணி நேரம் நாம அதுக்காக உட்காருறோன்னு உக்கார்ந்து நாமளா பார்த்துட்டு வர்றோங்க. அதில நடக்குற சில காட்சிகளே அந்த 3:00 மணி நேரத்துக்குள்ள அவன் சொல்லணுன்றதுக்காக மிகைப்படுத்தி அவ்ளோ இதா நமக்கு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா சீரியல் அப்பிடிங்கிற பேர்ல, தினசரி இப்ப எங்க வீடுகள்ல எங்க அம்மால்லாம் எடுத்தீங்கன்னா, எதா இ சாயுங்காலம் ஒரு ஆ 6:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, இரவு 10:00, 10:30 மணி வரைக்கும் அது நீண்டு போகுங்க. ஒரு சேனல் இல்ல 2, 3 சேனல் கடந்து கடந்தெல்லாம் பார்ப்பாங்க. அவுங்களுக்கு அந்த பழக்கமும் உண்டு. அப்போ அவுங்க பார்க்கற அத்தன சீரியல்கள்ளயும் 1 மாத்தி, 1 ன்னு அவுங்களுக்கு புரியிறது எல்லாமே என்ன அப்பிடின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவஸ்தைப்பட்றாங்க. பெண்கள் இவ்ளோ கஷ்டப்பட்றாங்க. பெண்கள் உரிமைக்காக போராட்றாங்க. பெண்கள் உரிமையை எந்தமாரி எல்லாம் கொண்டாட்றாங்க. பப்‌புக்கு போயிறது, தன் சக தோழிகளோட எங்கேயாவது போயி ஊர் சுத்துறது, அது மட்டும் இல்லாம போயி அ இந்த மது பழக்கத்தில ஈடுபட்றது இதெல்லாம் தான் பெண்களுடைய உரிமையாவும், சுதந்திரமாவும் காட்டப்படுதுங்க.
ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. சரிங்க. ஆமா, ஆமா. உண்மங்க. ம். ம். ஆமாங்க. அத தக் தப்பா சித்தரிக்கப்பட்றாங்க. அதாவது சுதந்திரம் எது? நமக்கு நம்மளோட கலாச்சாரம் சீர்கேடு எதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து அந்த இத வந்து நமக்குள்ள வந்து திணிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சீரியல் மூலமா.
நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா அ அவுங்களோட பொறுப்பு என்னன்றத அவுங்களுக்கு சொல்லப்பட்றதே இல்லைங்க.
ஆ. அதாவது ஊடகங்கிறது வந்து, ஒரு மிகப்பெரிய வந்து மக்கள்கூட மக்கள்ட்ட கொண்டு போயி சேர்க்கக்கூடிய ஒரு சாதனம், சாதனம். அதில வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது தீமைகள, நம்ம வந்து சில விஷயங்கள சொல்லித்தான் ஆவணும். ந நடைமுறையில அத எந்த அளவுக்கு குறைச்சி சொல்லி நல்லத கருத்துக்கள எப்பிடி நம்ம சொல்ல முடியுமோ! அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது தான், அந்த படைப்புகள் வந்து நான் வந்து காலத்திக்கும் கடந்து பேசுங்க. அதனால தான் குறிப்பா இந்த இந்த 90 கள் இறுதியிலயும் அந்த 2000 மா அந்த தொடக்கத்துலயும் வந்த நாடகங்கள்லாம் டிவி சீரியல்லாம் இப்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பா பார்த்தீங்கன்னா கோலங்கள், மெட்டி ஒலி, ஆனந்தம், ஆமா. சித்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ சரி, திருமதி செல்வம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆனது. ஆனா, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, எதார்த்த வாழ்க்கைய அப்பிடியே உள்ளத உள்ளத படி சொல்லியிருப்பாங்க. ஒரு சில மிகைகள் இருக்கத்தான் செய்யும். அது வந்து தவிர்க்க முடியாது.
கண்டிப்பாங்க. ம், ம், ம். ஆமாங்க. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஆமாங்க. தங்கமான புருஷன். ஆமாங்க. ஆமா. ஆமாங்க. நிச்சயமா. உண்மதாங்க. உண்ம, உண்ம. அது ஆமாங்க.
ஆனா இப்ப எத பார்த்தாலும் யார, யார எ வெட்டலாம்? யார குத்தலாம்? ஆ எந்தமாதிரி வந்து இந்தமாரி ஒரு பிளான் அதாவது பிளான் பண்றது சின்ன, சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் எப்பிடி திருடலாம் ஏகப்பட்ட விஷயங்கள வந்து தவறா வந்து
நிச்சயமாங்க. ஆமாங்க. சண்டை காட்சிகள் எல்லாமே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆ.
ஆமாங்க, ஆமாங்க. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பார்க்கக்கூடிய பார்க்க முடியாத அளவுக்கு நெறைய விஷயங்கள் வந்து திரைப்படத்தில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து இப்போ புகுத்தி, அது ஒரு, ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்கல. பார்க்க முடியாத ஒரு விஷயமா மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.
உண்மை, உண்மை, உண்மை. உண்மதாங்க. உண்ம தாங்க. அது இந்த எழுத்தாளர்களோட வக்கரமா! இல்ல டைரக்டர்‌கள் அணுகுறதே அந்தமாரி தான் கேட்குறாங்களா? இதையும் அந்த கதாநாயகர்களா இருக்கட்டும், கதாநாயகிகளா இருக்கட்டும் அந்த கதையை எப்பிடி ஒகே சொல்றாங்க. எந்த விதத்திலயும் எனக்கு புரிலேங்க.
கண்டிப்பாங்க. எல்லாம் வந்து பணத்த நோக்கி தான் போதுனு நான் நினைக்கிறேன். அழகா சொன்னீங்க. அந்த சீரியல் கதைகள்ல பெண்கள எப்பிடி வந்து ஆ பிரதிபலிக்கிதுன்னு உங்க பார்வையில வந்து என்ட்ட அழகா பகிர்ந்து கொண்டீங்க. உங்கள்ட்ட பேசினதுல எனக்கு மகிழ்ச்சிங்க.
உண்மதான், உண்மைதாங்க. நிச்சயமாங்க. நன்றிங்க.